ஆ அதனால நாம எதா இருந்தாலும் இப்போ என் வீட்டு பக்கத்தில வந்து 2 பசங்க இருக்காங்க. ஆதிஷ், ஆதித்னு. ஒருத்தனுக்கு வந்து 3 வயசு, ஒருத்தனுக்கு 5 வயசு. அவுங்ககிட்ட நான் மிரட்டினா வந்து என்னால வேலை வாங்க முடியாது. <tsk> அம்மு, தங்கம், இங்க வாடா! இத பண்றியா? நீ குட் பாய் தானே ஆ இல்ல, இல்ல அவ கொஞ்சணுங்கிறத தாண்டி, அன்பா பேசணும். இப்ப நான் பேட் பாய்னு சொல்லிட்டேன்னா, அவனுங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க. இல்ல அத்தை, நான் பண்ணமாட்டேன் அப்டிம்பான், இதுவே "நீ குட் பாய் தானே! நீ இதை பண்ணுவா தானே! நீ தங்கம் தானே!" அப்படி அந்த மாதிரி பேசினா, அ <tsk> நான் நான் இதை எடுத்து வைன்னு சொல்றத தாண்டி அவங்க எல்லா வேலையையும் பண்ணிருறானுங்க.
சரிங்க. <chuckles> கொஞ்சணும்ங்கிறீங்க. ஆ. ஓ! சரி, சரி. ம். அதாவது வஞ்சப்புகழ்ச்சி அணிமாரி பாடி பேசணும்ங்கிறீங்க.
ஆமா. ரொம்ப அன்பு காட்டி குழந்தைகக்கிட்ட அன்பாவே பேசணும். அன்பாவே இதுவே வந்து அந்த ஆதித், ஆதீஷ்சோட பெரியப்பா ஒருத்தங்க இருக்காங்க'. அவுங்களோட குழந்தை ஆதிரானு சொல்லி அந்த பொண்ணு வந்து பூனேல வளர்ந்துட்டு இருக்காங்க. லீவ்க்கு ஹாலிடேஸ்க்கு மட்டும் இங்க வந்துவிட்டு போவாங்க. அந்த குழந்தையை அவுங்க அம்மா எது பண்ணாலும் பட்டு பட்டுன்னு முதுகில வைக்கிறாங்க. அ அந்த குழந்தை, ஆனா அழு அ அவங்க அவங்க அந்த பொண்ண அடிக்கும்போது நமக்கு பயமா இருக்கு. ஐயோ! ஏன் இப்பிடி அடிக்கிறீங்க? அதுக்கு வலிக்காதானா? அவ இப்பிடி <tsk> சும்மா இப்படி தொடச்சு விட்டுட்டு போறா. அந்த மாதிரி இருக்கு. அடிவாங்கி, அடிவாங்கியே அவளுக்கு ரொம்பவே மறத்து போயிருச்சு. சோ எந்த குழந்தையா இருந்தாலும், யாரா இருந்தாலும், இப்போ நம்ம பெரியவங்களாவே இருக்கட்டும். நம்ம வந்து அன்பால பேசணும். பொறுமையா உட்கார்ந்து, இது கரெக்ட் இது தப்பு, இப்பிடி பண்ணலாம், இப்பிடி பண்ணக்கூடாது அப்பிடின்னு அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து நாம பொறுமையா அன்பா சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய அனுபவத்தில வந்து நான் சொல்றேன்.
ஆமா. அய்யய்யோ! அ. பழகிட்டாங்க இல்லயா! உண்மையிலே. கண்டிப்பா. நல்ல விஷயம் தான். இதுபோக பாத்தீங்கன்னா, சில நேரம் குழந்தைகளுக்கு வந்து, அ ஒரு தாஜா காட்டுவாங்க. உதாரணத்துக்கு வந்து, நீ இத பண்ணு நான், உனக்கு இத பண்ணி தர்றேன். ஆ நீ ஒழுங்கா சா ஆ, சா ஆ.
ஆ, இதெல்லாம் நான் நெறையா பண்ணிருக்கேன். அதான் நான் சொன்னேனே! நெறையா பண்ணுவேன் அத. ஆ இப்போ இங்கே பார்த்தியா? நான் இப்போ வந்து நான் இதை சாப்பிடப் போறேன். இதை நீயும் சாப்பிட்டேன்னா உனக்கு நான் வந்து ஒரு கேக் வாங்கி தர்றேன். இல்லன்னா வந்து <tsk> எப்பிடி சொல்றது? சாக்லேட் வாங்கி தர்றேன் அப்பிடின்னு சொல்லி சொல்லியே அவன சாப்பிட வைக்க <tsk> சாப்பாடு ஊட்டணும். அதுக்கப்புறம் ஸ்கூல்க்கு காலையில ஆ ஸ்கூல்க்கு காலையில எழுந்திரிச்ச உடனே அழுவான். இத்தனைக்கும் அவனாவே தான் நான் அந்த ஸ்கூல்க்கு போறேன், அண்ணன் கூட அப்பிடின்தான் அழுதான்! சரி, நீங்க போ! நாம் சேர்த்து விடலான்னு சேர்த்தி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் போனான். 3வது நாள்ல இருந்து ஒரே அழுக ஆனா அந்த ஸ்கூல் கேட் அப்பிடி அந்த ஆயம்மாக்கிட்ட குடுத்ததுக்கு அப்புறம் அமைதியா அடா அழுக சிரித்துக்கிட்டே உள்ள போறது.
ஆமா, ஏமாத்தி வேல வாங்கணும். சரி. ஆ, அது முதல்லேயே ரொம்ப கஷ்டம் தான். இப்போ பெ பிள்ளைங்கள வந்து அந்த அந்த குறிப்பிட்ட வயசில பள்ளிக்கு அனுப்பும்போது எல்லா பெற்றோர்களுமே இத, இந்த பிரச்சனைய அனுபவிக்க தான் செய்றாங்க.
ஆமா, ஆமா கரெக்ட்.
அது எப்பிடி? அத எப்பிடி நீங்க கையாளுவீங்க? எப்பிடி அதை வந்து சரி பண்ணுவீங்க?
அத் அது வந்து எப்பிடி கையாளுவேன் அப்பிடின்னா, இன்னொரு வாட்டி அந்த கேள்வி கேளுங்க?

இப்ப பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் அன்பா அரவணைச்சு சொல்லிக் கொடுக்கணும்பாங்க. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட அதிகாரம் கொடுத்து பேசுனோன்னா, அவுங்களுக்கு முதல்ல புரியாது. அதுபோக அவுங்களுக்கு ஏதோ வந்து தன்னை யாரோ பயமுறுத்துறாங்கிற எண்ணத்திலேயே குழந்தைங்க அழுவாங்க. அதனால அவுங்கட்ட பாசமா வந்து பேசி தான் வேலை வாங்கணும், இல்ல அவுங்களுக்கு எந்த விஷயம்னாலும் கத்து கொடுக்கணும் அப்பிடிம்பாங்க. அந்தமாரி நீங்க எப்பிடி இத என்ன வகையில கற்பிக்கலாம்ன்னு நினைக்கிறீங்க? குழந்தைகளுக்கு ஒரு அன்பான மொ அன்பு மொழி மூலமா?
ஆமா. ஆமா. ஆக்ஷூலா என்னோட அனுபவத்தில் சொல்ணுனா, நான் வந்து பர்ஸ்ட் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டு, அப்பிடிதான் என் அக்கா பசங்ககிட்டலாம் நான் அப்பிடி தான் இருப்பேன். ஆ ஒண்ணு சொன்னா வந்து உடனே பண்ணணும். இத எடுத்து வைன்னா, எடுத்து வைக்கணும். அப்பிடிங்கிற ஒரு மென்டாலிட்டில நான் இருந்தேன். ஏன்னா என்னோட நண்பி ஒருத்தி வந்து, அவளுடைய தங்கச்சிய வந்து ஒருவாட்டி அந்த வெங்காயத்த கீழே போட்டா! அப்பிடின்னு சொல்லிட்டு, அவ அப்பிடி அடிச்சா! எடுத்து வைக்க முடியுமா? முடியாதா? அப்பிடின்டு. அப்புறம் அந்த குழந்தையும் எடுத்து வச்சிருச்சு. அடுத்த நிமிஷம் வந்து இவ வந்து அந்த குழந்தைய கொஞ்சி ஒகே நார்மல் ஆயிட்டா! அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சிதான் எனக்கு புரிஞ்சது. அன்பால தான் எதையா இருந்தாலும் சாதிக்கவே இப்ப அடிக்க, அடிக்க வந்து அவுங்களுக்கு மரத்துருது. சரி இப்ப என்ன நாம் இத பண்ண, இப்ப ஒரு 2 அடி அடிப்பாங்க. சோ நாம் என்ன பண்றது அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்களுக்கு ரொம்பவே மரத்துப் போயிருது. சோ அது அந்
சரிங்க. அய்யய்யோ! ஆ. ஆமா அதாவது ம். அதுவும் வந்து சின்ன குழந்தன்னா, நம்ம அதிகமா கை நீட்டவும் முடியாது. அதனால அவுங்களுக்கு அந்த ஒரு லிமிட்டேஷன்கிறது தெரிஞ்சிருது இல்லயா!